சோம்பேறித்தனத்தோட உச்ச கட்டத்துக்காக தான் நான் வாங்குனது அது. உண்மைய சொல்னோன்னா! ஏன்னா அது அத போட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாளைக்கு கூட தொவய்க்க வேண்டாம்.
<laughs> அப்டியா! ஏன்னா அடிக்கடி தொவைக்க வேணாம் ஆ, இல்லைங்க அந்த ஜீன்ஸ் பேண்ட ஒரு ஆரம்பத்துல கண்டுபிடிச்சதே, இந்த சுரங்க வேலையில, வேலை செய்றவங்களுக்கு குளுரக்கூடாது, அழுக்குப்படக்கூடாது. அதுக்காகதான். <chuckles> அதேதான்! அதத்தான், இன்னைக்கு கிழிச்சி போட்டுட்டு, நம்ம ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க, இந்த காலத்துல. ஆ, ஆமாமா.
உண்மைங்க! <laughs> அழுக்குப்படாம அழுக்குப்பட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு. <laughs> அதுவும் இன்னைக்கு வர இது இதெல்லாம் போடுறதுக்கே புடிக்கலைங்க. ஏன்னா ஒ ஒ அது எதுக்கு போடுறாங்கன்னும் தெரியல. வெ வெ உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியுது. அதுக்கப்பறம் என்னத்துக்கு அத மறைக்கிறதுக்கு ஒரு 4லே 4 கர்சீஃப்பு அது கர்சீஃப கட்டிட்டு போயிடுலாமே!
அதுதான். ம். ஆமா. <laughs> அதுதான். அது வந்து அவுங்கவுங்களோட ஆடை சுதந்திரம். ஆனாலும் நமக்கு நமக்கு எது புடிச்சிருக்கோ! நம்ம அத போட்டுட்டு சந்தோஷமா இருந்துருல்லாம். அப்போ அந்த மாதிரி காலங்கள்ல ஆஹா!
ஆமாங்க. அது அப்பதான் மாறிச்சுங்க. என்னோட இது வந்து, அந்த ஜீன்ஸ்க்கு மாறுனேன் நானு. மாறிட்டு அத வந்து அந்த உண்மைய சொல்லனும்னா, அந்த காலேஜ் படிக்கும்போது, அந்த ஜீன்ஸ போட்டுட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க, தோய்க்கறதுன்னா, அத நீ தோயி! அப்டின்னுவாங்க.
சேரி, சேரி. ஆஹ். ஆஹ். ம். <laughs> அஹ் ம்.
என்னா, 10 நாளைக்கு வந்து நான் வந்து அத போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். மாத்தி, மாத்தி கூட போடமாட்டேன். ஒரு ஜீன் 10 நாளைக்கு. அந்த மு ஒரு மாசத்துக்கு அந்த 3 ஜீன்.
சேரி, சேரி, சேரி. ஆஹ். ஓஹோ! பாருங்களேன்! ம்.
அந்த மாரி அந்த மாரி தான் ஓட்டுறது. வேற வழி இல்லைங்க. நமக்கு அது மட்டும் தான் போட முடியும்.
ம்ஹ்ம். சேரி, சேரி. ஆஹ்!
அது அ அந்த ஸ்டைலா போணும்னு வச்சுக்கோங்களேன், அது அதப்போ அந்த தோணும் இல்லையா? அந்த அந்த வயசுல, அது வந்து தோணலைன்னா, அப்புறம் என்ன இருக்கு? நமக்கு வசதி இல்லைன்னா கூட நம்ம அத காமிச்சுக்கணும்ல!
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா! நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாலே நம்மளோட வேற வசதியானவங்க வேற யாருமே கிடையாதுங்க. <chuckles> ம்.
<chuckles> ஆமா. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ஜு படிப்ப முடிச்சதுக்கப்புறம், அந்த வேலைக்கின்னு வரும்போது தான், அந்த என்ன சொல்லுவாங்க? நா சாதாரணமான ஒரு பேண்டும், ச அந்த சட்டையும் எடுக்கற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா? ஏ நம்ம வந்து. இதுக்கு போ நேர்காணலுக்கெல்லாம் போவோம்.
ஆஹ. ஓ! சேரி, சேரி. அதுதான். வேலைக்கு ம். ஆமாமா. அது வே வேலைன்னு போனாலே, நமக்கு அதிகபட்சம் அந்த ஃபார்மல்ஸ்ல தான் வரணுங்கிறது ஒரு கட்டாயம், வேலைக்கு போற எடத்துல.
நேர்முக தேர்வு, அதுக்கெல்லாம் போவோம் இல்லையா? ஆமா. அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸு அப்பதான் அப்பலேந்து, அந்த ஃபார்மல்ஸ்ல தான் ஓடிட்டுருந்துச்சு. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 10 12 வருஷம் என்னோட பணி செய்யும் நேரங்கள்ல, அ ஃபா ஃபார்மல் தான் இருந்தது. 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ப ப 12 கூட இல்ல. 10 வருஷம் இருக்கும். 2008 அ 2000த் ஆமா 2008 வரைக்கும். 2009லலாம் நான் வந்து கொ நான் என்னோட அ அ உழைப்பினால, நான் கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷன்குக்கு வந்தேன்.
ம். சேரி, சேரி. ஓ! ஆ! சேரி, சேரி. ஆஹா! ஓ. ம்ஹ்ம். ஆ. ரொம்ப சந்தோஷம். ஆ!